ஆ சரியா சொன்னீங்க. நமக்கு ஞாபகமே இல்ல. இப்ப இருக்கிறவங்க யாரு அப்படி எழுதுறாங்களா? இல்லன்னா சும்மா அவுங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்களான்ற மாரிதான் இருக்கு. ஏன்னா அப்பல்லாம் அந்த நீங்கச் சொன்னா மரி அந்தக் கவிஞர்கள், அந்த வரிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து, நீங்கச் சொன்னமாரி அந்தத் தாமரை அவுங்கல்லாம் வந்து நல்லா அந்த வரிகள் எல்லாம் எழுதுவாங்க. அந்த எ எழுத்துக்கள் அந்த இதெல்லாம் பாக்கயில அந்த நல்லாருக்கும்.
ஆமா. கலாபக்காதலனேன்னு ஒரு பாட்டுலாம் வரும் "காக்க காக்க" படத்துல.
அ, அதெல்லாம் நல்ல வரிகள். அதுக்கப்புறம் வந்து அ நெறய பாடல்கள் சொல்லலாம். அந்த ஜோடி படத்துல அந்த அது ஒரு பாட்டு வரும், "காதல் கடிதம் தீட்டவே" அது வைரமுத்து
ஆமா ஆமா அந்தப் படத்துல எல்லா பாடல்களுமே நல்லா எடுத்துருப்பாங்க.
அ. அந்தப் படத்துல, எல்லா பாடலும் வந்து அருமயா இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு இப்பயுமே கேக்க ஒரு மாரி இனிமையா தான் இருக்கும். ஆ இ இப்ப இருக்கிற தலைமுறைகளே வந்து ரசிக்கிறாங்க. நீங்களே சொன்னீங்க, அந்த கருத்த மச்சான் பாட்ட. அப்ப இது மாதிரி எல்லா பாட்டும் வந்து உண்மையாவே அ இசைக்கு வந்து வயது கெடயாது. ஆனா இவுங்க தான் வந்து இந்த மாதிரி, இப்படி இப்ப இருக்கிற தலைமுறைனு சொல்ட்டு, இவுங்களா வந்து இந்த மாரி இசையமைக்கையில. அது நமக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு தியேட்டர்ல போயிட்டு உக்காந்து, நம்ம அந்தப் பாட்டக் கூட ரசிக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து இப்ப ஆயிடுச்சு. ம்.
ஆமா. உண்மதான். அதாவது இப்ப கடைசியா வந்து, எனக்குத் தெரிஞ்சு தமிழ் படத்துல ரொம்ப பாட்டு ஹிட் ஆனது என்னான்னா, நான் எதயும் பாக்கல. நான் கடைசியா பாத்த அமரன் படத்துல ஏதோ பாட்டு ஹிட்டான மாரி தெரிஞ்சது.
ஆ, ஆமா. ஒரு ரெ 2 பாடல்கள். அதுக்கப்புறம் அந்த இளையராஜா ஒரு பாட்டு, அந்த "வழிநெடுக காட்டுமல்லி" அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்தப் பாடல், ம்.
ஒரு சில பாடல்கள். அதுக்கப்புறம் பெருசா இல்ல. ஆமா. ஸ் ஆமா ஆமா ஆமா. அது அவரோட குரல்னால அது நல்லா இருந்தது. அவரு குரல் பாடும்போது எல்லாமே நல்லாதான் இருக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமயா வந்து உங்களோட வயதுக்கு ஏத்த மாரி, உங்களோட இசையோட தேவை எப்டி, எப்டி மாறிச்சு? என்னான்னா பாடல்கள் கேட்டு மாத்துனீங்க! அப்படின்னு சொல்லி அழகா சொன்னீங்க. உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ஆ. அதான் அ ம். ம்.